ஆ சரியா சொன்னீங்க. நானும் கூட இத கேக்கணும்னு நெனைச்சேன். இந்த வீட்ல வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க இருந்தாங்கன்னா, அவுங்க முன்னாடி இந்த பசங்க பயங்கரமா பண்ணுவாங்க. தனியா இருந்தா கூட, <chuckles> அது இப்ப அவுங்கலாம் இருந்தாங்கன்னா, அவுங்க கிட்ட போய் அம்மா தர மாட்டேங்கிறாங்கன்னு அடம் புடிச்சு, அவுங்க கிட்ட ஏன்னா இப்போ பெரியவங்களுமே பாத்தீங்கன்னா, அ ஓரளவுக்கு வந்து இந்த மாரி மொபைல் வந்து பாத்தீங்கன்னா, அவுங்களோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்ககிட்டலாம் பேசணும், ஊர்ல இருக்கறவங்ககிட்டலாம் பேசணுன்னு சொல்லி அவங்களுக்கும், <chuckles> ஆமாங்க அவுங்களுக்கும் ஃபோன் வாங்கி குடுத்துடுறோம். இப்போ அந்த ஃபோன வாங்கி பசங்க வந்துட்டு, ஆ பண்றாங்க. அத பத்தி
ம். ஆமாமா. ஆமாமா, அதுக்காக தான் நாம பழக்கப்படுத்துறோம். ஆமா நீங்க சொல்ற மாதிரி நம்மளோட இதில கூட பாஸ்வேர்ட்லாம் போட்டு செக்யூரிட்டி பாஸ்வேர்ட் போட்டு நம்ம என்னமோ 3,4 இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்.
ம். ம்.
ஆனா அவங்க தாத்தா பாட்டிகிட்ட போனா அது எளிதா கெடைச்சுருது அங்க இருக்க பாஸ்வேர்டு ஈஸியா இருக்கு உடனே பண்ணிடுறாங்க. <snorts>
கண்டிப்பாங்க. <laughs> அப்ப அந்த மாரி பண்ணும்போது, நீங்க அது எந்த மாரி ஒரு எல்லை வச்சிருக்கீங்க? எதாவது அது எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க? அந்த விஷயத்தில!
அ ஸ்ட்ரிக்ட்டா இருக்க முடியாது. நாம வந்து நம்மள வந்து கண்டிப்போட வளக்குறாங்க அம்மா, அப்பா. ஆனா பேர குழந்தைங்கள்ன்னு வரும்போது, நம்பளால போய் சொல்லி அவுங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ம். ம். கண்டிப்பாங்க. அதாவது அவுங்க தான் நம்மளயே வளத்திருப்பாங்க. அ நம்மள வந்து எப்படி வளத்திருக்குறாங்க. <laughs> இப்ப பாருங்க அதான் நம்மளே நம்மளுக்கே கேக்கத்தோணும். நம்பள எல்லாம் இப்படி வளத்தல. நம்ம பிள்ளைங்கள மட்டும் நம்ப எதும் சொல்லக்கூடாதுன்ற மாரி அவுங்க அவ்ளோ செல்லமா வளத்துறாங்க இல்லையா!
ஆ அப்போலாம் நல்லா வந்து கண்டிப் ஆ.